ஆ ஆனா வந்து, எப்படி சொல்லலாம்ன்னா? அங்க போனோம்னா நான் என்னா யோசிக்கணும்னு போனேன்னோ, அதை யோசிக்க மாட்டாங்க. கொழந்தைக நெறையா இருப்பாங்களா! அவுங்களப் பாத்து வெளையாடுறதா இருக்கட்டும், அது அப்படி போய்ரும் எனக்கு. <tsk> ஆ சில நேரத்தில எனக்கான முடிவு அந்த இடத்துல கெடைக்காது. அப்படின்ற மாரி தான் இருக்கும். அங்க ஒரு சத்தமா இருக்கும்
<laughs> அதாவது நீங்க அங்க பாக்குறவங்கள வச்சுட்டு, உங்களுடைய வாழ்க்கையை வந்து லிங்க் பண்ணீ லிங்க் பண்ணீ, அவுங்கள உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க, உங்க பெரியவங்க, சின்ன குழந்தைங்க, கணவரு எல்லாம் அப்படியே லிங்க்ல வந்துரும். உங்களுடைய முடிவெடுக்கிறது வந்து, தள்ளி போயிரும் அந்த எடத்துல! ஆ.
ஆமா. ஆமா. ஆமா ஆமா. அ சில நேரம் வந்து இந்த மன அழுத்தம், அந்த மாரி எடத்துக்கு போனா, கொறஞ்சுரும்ன்னு சொல்லலாம். அந்த பார்க் எல்லாம் போனா, கொழந்தைங்கள ஏதாவது யார் குழந்தைகளும் இருக்கட்டும் வையுங்களேன். விளையாடுறத பாக்கும்போது, நம்மளுக்கு ஒரு இது சந்தோஷமா இருக்கும். இன்னொன்னு இந்த பார்க் இருக்கற ஏரியா எடத்துல வந்து நெறையா வண்டி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்க மாரி இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில வந்து நம்மளால யோசிக்க முடியாது அப்படின்ற மாரி எனக்
ஆமா.